அந்த மருத்துவ பெட்டியில இருக்கிறது நீங்க குடுத்துருவீங்க. இப்ப மெடிசன்லாம் வந்து இப்ப நீங்க நீங்க சொல்ற மாரி சுக்கு, மிளகு இதெல்லாம் வந்து கூட காலாவதி மாரி நம்ம இல்ல, நம்ம க ஓரளவு வச்சுக்கலாம், பராமரிக்கலாம், நமக்கு தெரியும். இப்ப நம்ம எ வ இந்த மெடிசின பொறுத்தவரைக்கும் நமக்கு அதுக்கு கால வர இது இருக்கும் இல்லையா? எக்ஸ்பயரி டேட் இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல ஒரு வேளை தெரியாம அந்த மாரி ஏதாவது குடுத்த அனுபவம், இல்ல கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணீ வச்சுப்பீங்களா? எப்டி நீங்க அத பாதுகாத்துக்குறீங்க?
ஆமாங்க. ஆமா. ம். ம். ம். ஆமா ஆ இல்லங்க, கரெக்ட்டா நான் நோட் பண்ணீ வச்சுப்பேங்க. இதுவரைக்கும் காலாவதியான ஒரு மாத்திரையும் மருந்தும் கொழந்தைங்களுக்கு குடுக்க மாட்டேன். இதுல இன்னும் சொல்ல போணும் அப்டீன்னா, என்னோட சின்ன பாப்பா வந்து ரொம்ப தொ சுறு சுருப்பான பொண்ணு. எந்த ஒரு பொருள எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன, அந்த எக்ஸ்பயரி டேட் எடுத்து பாத்துருவா. இப்ப நீங்க எக்ஸ்பயரி டேட்ன்னு சொல்லும்போது ஒண்ணு ஞாபகத்து வருது. அப்பா என்னா பண்ணாரு, ஒரு பேக்கரில போயிட்டு ஒரு ஒரு பிரெட்டோ என்னோ ஒண்ணு வாங்கிட்டு வந்தாருங்க. அதில பாத்தீங்கன்னா அது வாங்கி குடுத்தாரு. பாப்பா வச்சிருக்கறா அவ அனைக்கு சாப்பிடல. 2 நாளுக்கு அப்புறம் தான் அவ சாப்பிட போறா. அவ எப்பவுமே வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்ட பாப்பா. எக்ஸ்பைரி டேட்ட பாத்தா காலம் முடிஞ்சிருச்சு. அந்த டேட்டு முடிஞ்சிருச்சுங்க. அவ என்னா பண்ணிட்டா அம்மா இந்த டேட்டு முடிஞ்சிருச்சும்மா, தூக்கி போட்ருமா கேட்டதுக்கு தூக்கி போட்டுருமான்னு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் அப்பாகிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நானு. அப்புறம் அப்பா போய் உடனே போயிட்டு அந்த பேக்ரி கடைல போயிட்டு எதுக்கு இந்த மாரி குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரு 2 அவரு திட்டீட்டு வந்துட்டாருங்க. <tsk> அப்படி பாக்க போது
ம். ம். ஆ. சூப்பர், சூப்பர். ம். ஓ. அ. சூப்பர், சூப்பர். ந மருந்து முக்கியங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு பொருள்லயுமே அத பாக்க வேண்டியது இருக்கு.
ஆமா. அப்ப மாத்திர மருந்துல நான் பாக்கறேனோ, இல்லையோ குழந்தைங்க கண்டிப்பா பாத்துருவாங்க. ஏன்னா ஒரு வாட்டி நான் சொல்லிக் குடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு. இந்த எக்ஸ்பயரி டேட் பாத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும், போணும் வரும்ன்னு சொல்லிக் குடுத்துட்டேங்க. அதனால அதுக்கேத்த மாரியே குழந்தைங்க வந்து அத செக் பண்ணிப்பாங்க. அதுவும் என் 2ஆ கடைசி பொண்ணு க நல்லாவே அத செக் பண்ணீ பாத்துட்டு தான் அவ எடுத்துப்பா.
ம், ம். ம்.

இல்லைங்க. இது வந்து பிரசவத்துக்கு வர்ற அப்புறமேல கொடுக்கக்கூடிய கொல மருந்துதான் இ கேள்விப்பட்டுருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா, அ நார்மலா எல்லா கொழந்தைங்களுமே சாப்பிடற மாதிரி ஒரு மூலிகை மருந்து இருக்குங்க. அதுல வந்து அந்த கொழம்பு வச்சு குடுப்பாங்க. அதில தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி, கத்திரிக்காய்லாம் போட்டு, பட்டாணி போட்டு அதெல்லாம் வச்சு குடுப்பாங்க, நல்லாயிருக்கும் சாப்பிடறதுக்கு. ஆ அவுங்க குடுக்கும் போதே சொல்லிட்டு தான் குடுப்பாங்க. இதுல நெறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இத சாப்பிடுங்க ஒடம்பு நல்லாருக்கும். ஒடம்பு நல்லா ஒரு ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. அ "நோய் எதிர்ப்பு சக்தி நெறைய வளரும் அப்டின்னு சொல்லிட்டு தான் குடுப்பாங்களே" அம்மா. ஆ அப்படி நம்ம அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பழகுன்னால நம்ம கொழந்தைங்களுக்கும் அந்த மாரி இந்த இந்த கொழம்பு நான் கொழந்தைகளுக்கு குடுத்தது இல்ல. ஆனா, என்னோட கொழம்புல வந்து என்னோட சாப்பாடு செய்ற மொறையா இருக்கட்டும், அதில பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாமே நான் அதிகமா சேர்த்துப்பேன். மெளகா இருக்கட்டும், சீரகமா இருக்கட்டும், ஒரு சோம்பா இருக்கட்டும், வெந்தயமா இருக்கட்டும் இதெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமா நான் அத சேர்த்து கொழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து அதில காக்கப்படுதுங்க.
ம். ஓ! ம். ம்ஹ்ம். ம். ஒரு உணவே மருந்துங்கிற மாதிரி நீங்க சொல்ல வர்றது.
ஆமா. கண்டிப்பா. உணவுதான் மருந்து இன்னும் சொல்ல போனாங்க, இந்த காலத்துல யாருமே அந்த சாதத்த வந்து வடிக்கவே மாட்டேன்றாங்க. குக்கர்ல போட்டு அப்டியே இது பண்ணிர்றாங்க. அப்பலாம் பாத்தீங்கன்னா, சாதத்த வந்து வடிப்பாங்க. வடிச்சத
ம். அதானே ஈஸியான வேல அதனால தான்.
ஆ சாதத்த வந்து வடிச்சு, அந்த கஞ்சி தண்ணிய வந்து குடிக்கப டீக்கு பதிலாவோ இல்ல, அப்புறம் தாகத்துக்கு வந்து அப்டியே வந்து அந்த கஞ்சி தண்ணிய குடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நல்ல ஒரு குளிர்ச்சிய தரும். அது இன்னும் கொஞ்சம் மழ டைம்ல சுட, சுட அத குடிக்கம்போது நல்ல ஒரு ஒரு சுறுசுறுப்பு தன்மைய குடுக்கும் அத எல்லாமே. இப்பலாம் அ இப்பலாம் அது எல்லாமே நெறைய பேரு மறந்துட்டாங்க. அது யாரும் செய்யுறதும் இல்ல.
ம்ஹ்ம். அப்டியா?